ஆமாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்பல தான் நம்மளும் பழகணுன்றாங்க. நம்ப ம். பழைய விஷயங்கள்லாம் மறந்துருன்றாங்க. அந்த அளவுக்கு மாறிருது. ஏன் இப்ப நம்ம அப்பா, அம்மாவ பார்க்க போகணுனா கூட, அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன். அப்படி க அவங்க வுடமாட்டேன்னு சொன்னா ம். ஆ.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது ரொம்ப ஒரு தவறான விஷயம் இல்லையா? நம்ம எப்படி போயி நம்ம அப்பா, அம்மாவ நம்ம போய் பாக்க போணும். ஏன் அத வந்து, ஒரு லீவ் லெட்டர் மாதிரி எழுதிக் கொடுத்து, அவுங்ககிட்ட பெர்மிஷன் அப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் நாம போயி பாக்கிறது வந்து, ஒரு நியாயமே இல்ல, இல்லையா?
<chuckles> ம். ஆமாங்க. நமக்கெல்லாம் புரியுது. ஆனா நம்ம இந்த பெரியோர்கள், நம்ம கணவர்களுக்கெல்லாம் சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அது வந்து அப்படியே ஆ அது அப்படிதான் சொல்லிட்டு, அவங்களே வந்து தீர்மானிச்சுக்கிறாங்க. ஆதிகாலத்துலேருந்தே அப்படியே வந்துகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்ப நம்மளும் அப்பா, அம்மாலருந்து தானே பிறந்து தானே வந்துருப்போம். இவங்களும் அம்மா அப்பா கூட தான் இருந்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மட்டும் அந்த பாசம் எதுவும் இருக்காது நான் அவங்களை பார்த்துக்கணும். ம்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. நீங்க என்னைக்காச்சும் கேட்ருக்கிங்களா? நான் ஏன் வந்து அவுங்ககிட்ட வந்து கேக்கணும்? ஏன் அம்மா அப்பாவை நான் பாக்க போறேன் இல்லையா? எனக்கு ஏன் அந்த சுதந்திரம் இல்ல அப்படின்னு கேட்ருக்கிங்களா?
கண்டிப்பாங்க. நம்ம எப்படி கேட்காம விடுவோம். இப்போ வந்து பொங்கலு, தீபாவளி அப்படி மாதிரி போறப்ப, அவங்க வீட்டுக்கு போவோம். கடைசியா அவங்க வீட்டில எவ்வளோ நாள், 4 நாள் இருந்திங்க. அப்போ எங்கள் வீட்டிலையும் 4 நாள் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போதானே, இப்போதானே போனதுக்கு பொங்கலுக்கு போன. அடுத்து திருப்பி இதுக்கு போகணுமான்னு கேட்பாங்க. நான் வுடவே மாட்டேங்க, எக்காரணத்துக்கு கொண்டும். உனக்கு அப்பா அம்மா நீ பாக்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கும் எங்க அப்பா அம்மா பாக்கணும்னு ஆசை இருக்கு. இவ பேர குழந்தை அவங்களும். நான் வுடவே மாட்டேங்க என்னா இருந்தாலும். ஏன்னா, நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. நம் நம்ம மட்டும் இங்க வானத்துல இருந்தா குதிச்சோம். அவு எப்பயுமே விடவே மாட்டிங்க. ம்.
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. அப்ப ரொம்ப கண்டிப்பா. அப்ப நீங்க கேட்கும்போது. ஆ, நெறைய முரண்பாடுகள்லாம் வரும். சண்டைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ, நம்ம இந்த மாரி விஷயம் வந்து சொல்லி புரிய வைக்காத ஒரு நெலைமையில, நம்ம நெறைய எடத்தில வந்து சலிச்சே போய்விடுவோம் இல்லையா? "அட என்னடா!" அப்படிங்கிற மாரி. நெறைய இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் சம்பாறிக்கிறோம் அப்படினு என்னோட தோழி கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். என்னென்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவுங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து ஆ வேலை செய்யல. வீட்டிலேயே வந்து எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவுங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. அவுங்க நல்லா படிச்சவங்க.
ம். கண்டிப்பா, ம். ஆமாங்க. அடிகள் வேற வுடும். <chuckles> ம். ஆ. சரி. ம்.